சரி, சரி.
அ அப்ப அவங்கள சார்ந்த இல்ல எனக்கு எங்க வீட்ல அந்த மாரி பாகுபாடுலாம் கிடையாது. அதுவும் இல்லாம நாம ஆசிரியை தான. நாம எங்க வேணாலும் பேசுவோம். ப பசங்களுக்கே சொல்லிக் குடுப்போம். நம்மள்ட்டலாம் பேச முடியுமா? அதெல்லாம் பேச முடியாது.
ஓ! நல்லது. ம்ஹ்ம். செரி. ஆமா <laughs> அ க கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த குருக்கு அப்புறமா தான் அந்த தெய்வத்தையே நிறுத்திருக்காங்க நம்மளோட, நம்மளோட இதுல.
ஆ. அதா அதனால நாம அந்த இடத்துல இருக்கிறதுனால இல்ல எங்க அப்பாவும் அந்த மாரி கிடையாது. என்னன்னா நீ வந்து உன்ன எதுக்கு நான் வந்து ஆசிரியரா படிக்க வச்சேன் அப்படின்னு ஒரு காரணம் என்னன்னா, எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
ம். சரி, சரி. ம்ஹ்ம். ஓஹோ! சரி, சரி என்னன்ன?
ஒரு வேலை நீ வந்து கல்யாணம் முடிச்சு போனேனா நான் காலையில மணிக்கு போனா சாய்ங்காலம் ஒரு 4, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவ.
ம். கண்டிப். ம். ம்.
அதுபோதும் எனக்கு வேலைக்கு போனும்னு விருப்பம் இருந்தா நீ போலாம். உனக்கு எப்ப தேவைப்படுதோ, அதுக்காக தான் நான் படிக்க வச்சேன். அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க.
சரி, சரி. ஆஹ. கண்டிப்பா. ம் <chuckles> இல்ல உங்க அப்பா ரொம்பவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அத வந்து அவங்க குடுக்குறாங்க. இல்ல இப்போ இப்ப நாங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நாங்க நான் முதல்ல வேலைக்கு சேந்தப்பலாம் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நேர கட்டுப்பாடே இருக்காது. நீங்க 12 மணி நேரம், 14 மணி நேரம்லாம் கூட ஒரு வேல செய்ய ஆ
என்னன்னா தொலைநோக்கு <laughs> ஆஹ. அதுக்காக தானங்க இது இத ஆசிரியையா போகணுங்கறத தேர்ந்தெடுத்ததே எங்க அப்பா இதுதான். எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லங்கிற மாதிரி. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன அப்பா இப்படி படிக்க சொல்றாங்க?
ஆ. அத ம்ஹ்ம். <laughs> இல்ல அததான் சொன்னேன். அவரு அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட யோசிச்சது எதுக்காகன்னா ஆண் வந்து ஒரு லேட்டா வந்தா கூட அது குடும்பத்தில பெரிய பாதிப்ப உண்டாக்காது. ஆனா நீ கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு தேவ. ஆ <chuckles>
ம். அஹ். ஆமா. அதுதான் நம்ம கல்ச்சரு. அப்டின்னு சொல்லி, சொல்லி. எ எப்படி எங்க அப்பா வந்து கல்ச்சரு இல்லல்ல. ஆனா 2 பேரும் சமம் தான். அது மாதிரி இது மாதிரி. எங்களுக்கு பாகுபாடு இல்லன்னு சொல்லும்போது இந்த வார்த்தைய சொன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
அஹ். ஆஹ. சரி.

அவ 2 பேருக்குமே ஏன்னா, அந்த எப்படி சொல்றது? நம்ம கலாச்சாரமே அப்படிதான். அவங்க சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து இத மாறக்கூடாது. நமக்கு வீட்டு பொறுப்புகள் எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி வேலையும் முக்கியம்னு நம்ம படிப்பு சொல்லி தருது. 2 பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த படிப்பு உதவியா இருக்கு. <chuckles> இல்லனா கூட நம்மளால பேச முடியாது. பிராக்டிகலா திங்க் பண்ண தெரியாது படிக்கலன்னா கூட. அந்த படிப்ப வச்சு நம்ம அதையும் மாத் மாத்துறோம். வேலைய வச்சு நம்ம இன்னொருத்தருக்கு வேல குடுக்குறோம். குடும்பத்துல இருக்கவங்கள ஷேர் பண்ணி நம்ம செய்ய வைக்கிறோம். அந்த மாரி நெறைய மாத்தி. முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
<laughs> ம். ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா ம். ஆமா. உண்மதான், உண்மதான். ம். கண்டிப்பா. ஆமா. ம்ஹம். சரி, சரி. ஆமா. இப்போ நீங்க வேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இரு 2 பேருமே வந்து வேலைக்கு போவாங்க. அவங்க வந்து குழந்தைங்களோட அதிக நேரம் செலவிட மாட்டாங்க. அந்த அது அதனால அவங்களோட வாழ்வாதாரமே மாறுன ஒரு சூழ்நில தான் இன்னைக்கு என்ன போயிட்ருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அவங்க பிள்ளை பெற்றுக்கறதையே ஒரு பெரிய பளுவாவே நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு அவங்களோட நாட்டோட நிலம. ஆனா. நம்மளோட நம்ம நாட்டுல நமக்கு அந்த சொல்லி குடுத்தத அந்த பழக்கவழக்கங்கள்ல வந்து, ஒரு சில விஷயத்துலலாம் நான் அது உண்மைதான்.
வ ம். ஆ. ஆமா. நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ட்ரெய்னிங் இருக்கு.
ஆ. அதுதான். அது நம்மளோட கல்ச்சுரலாவே நம்மளோட பழக்கத்தில வந்துட்டது, நம்மளோட குடுத்து வச்ச ஒரு வரம்னு கூட நான் ஒரு சில நாள்ல நெனைப்பேன். ஒரு சில நாள்ல எல்லா நாள்லயும் கெடையாது. அது <laughs> அது ஆணா இருந்து பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில சரியா பட்டாலும்
<laughs> ம். அதானே. இல்ல அவங்களுக்கும் நெறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆண், பெண் வேறுபாடுல வேலை, குடும்பம் அவங்களுக்கும் நெறைய பொறுப்புகள் இருக்கு. அவங்களும் சமநிலைப்படுத்துறதுக்கு நெறைய கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். எல்லாருமே கஷ்டப்படுறோம். குடும்பம்னு எதிர்பார்த்துட்டோம்னா.
ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அது நம்ம 2 பேரும் ஓரளவுக்கு அ கணவரும், மனைவியும் நல்லா பேசிக்கிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு ஒத்து போயிடுச்சு அப்படின்னா, எந்த வேலையா இருந்தாலும் அத ஈ சுலபமா கொண்டு போயிடலாம். அது ம். இப்போ உங்களோட கதைய கேட்கும்போது, நீங்க எப்படிலாம் வந்து, ஆசை இல்லாம ஒரு விஷயத்துல போயும், அந்த வேலைய விட்டு குடுத்து குடும்பத்துக்கான ஒரு இதுக்கு வந்து நீங்க அடுத்து அத எப்படி நீங்க உங்களோட புடிச்ச ஒரு ஆசிரியர் பணிய செய்றதுக்கும் முயற்சி செய்றீங்க. ஆனா கூடிய விரைவில உங்களோட குடும்பத்தினர் அதுக்கு ஒரு கண்டிப்பா உற்சாகப்படுத்தி, அத நீங்க செய்றதுக்கான வழி கிடைக்கும்ன்னு நான் நம்புறேன். உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா சொன்னீங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. நடந்தா நல்லா தான் இருக்கும். நன்றிங்க, நாம் மீண்டும் பேசலாம்.
கண்டிப் க
நன்றி!

அப்ப நம்ம வந்து அந்த வேலைய தொட வேண்டாம். ஒரு வேல நமக்கான நேரம் இரவு 10:00 மணிக்கு மேல கிடைச்சுதா, நம்ம அந்த வேலைய பார்க்கலாம்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா
அந்த மாதிரி நான் கொஞ்சம் மாத்து ஆ மாத்துனேன்.
ம். சரி, சரி. இப்போ நீங்க எ என்னதான் வந்து அ அதாவது ஆசிரியரா இருந்து நீங்க வெளில வந்துட்டாலும், உங்களுக்கு வந்து இ இந்த இ அ ப பகுதி நேரமா, நீ ப ப பசங்களுக்கு சொல்லி் குடுக்கக்கூடிய ஒரு சில இந்த டியூஷன் மாதிரியான
அ அப்பறோம் ஆமா. ஆன்லைன் ட்யூடர்லாம் இப்பலாம் இருக்காங்க.
ஆமா. அது உங்களுக்கு, உங்களோட வேலையும் செய்ய உதவும். அதே சமயத்தில, இத வச்சு நீங்க ஒரு அ வருமானமும் குடுக்கலாம். உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச ஒரு வேலைய செஞ்ச மாதிரியும் இருக்கு இல்லயா! அதுமாரி.
அப்பிடிலாம் இல்ல. நம்ம வீட்லயே இருந்தாலுமே வந்து ஆன்லைன் ட்யூடர்ரா இருந்தோன்னா, நம்ம சிஸ்டம்ல வேல பார்க்குறோம். ஆனா, நம்ம அங்க போனோனா, நம்ம நெறைய பேர பார்க்கலாம். அ அந்தமாரியா, தான்.
சரி. ஆமா. ஆமா. இல்ல, இல்ல. அது வீட்லயே நெறைய பேருக்கு போய் சொல்லி குடுப்பாங்க. வி டியூஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரி சொன்னேன் நானு. சரி, சரி.
ஆமா. இல்ல. அந்த மாதிரி போணோன்னா, நம்ம நெறைய இடங்களுக்கு போறமாரி இருக்கும். நம்மள தேடி வந்து வரணும். நாம ஸ்கூலுக்கு போலாம்.
ஓஹோ! ஆமா. ஆஹா! சரி, சரி.
அ குருவ தேடி வர்றோம். அதான் நம்மளுடைய அப்பேலருந்து நமக்கு பழக்கம் இல்லயா! நாம போய் தேடி கண்டுபிடிச்சு போய் ஒருத்தரும் ஆனா இப்பலாம் அது கூட நல்லா பண்றாங்கன்னு தான் நான் சொல்லணும். அதையும் தப்பா சொல்ல முடியாது. அது எனக்கு வரல. நம்ம ஒருமாரி நீங்க நான் சொன்னன்னா, அந்த கஞ்சி போட்டமாரி நமக்கு ஒண்ணு வ அ செட் பண்ணிட்டோம். இதான் நமக்கு அப்பிடின்ற மாரி. நம்மளால அதுலேருந்து வெளில வர முடியாது.
ஆ. கண் கண்டிப்பா. ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆ. <chuckles> சரி, சரி. ம்ஹ்ம். அதுவும் அதுவும் உண்ம தான். ம்.
அ கொஞ்ச ம். <lip trill> கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? சரி வீட்டு வேலைக்கு நம்ம யாராவது வந்து வச்சுக்கலாம்? ம். அப்ப மாமனார், மாமியார பாத்துக்கிறதுக்கா இருக்கட்டும். நம்ம வந்தோன்னா நம்ம ஓரளவு அ ஒரு ஒரு வேலை ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா, நம்ம அத ஓரளவு, கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம். வேல நம்ம வேல கொஞ்சம். அப்பிடிங்கிற மாரி, ம்.
சரி. ஆ. இது அருமையான யோசனை. சொல்லுங்க, சொல்லுங்க. சரி. ம். ஆமா. ம். ஆமா. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்மளையே சார்ந்து இருக்கிறப்ப தானே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பளுவா இருக்கும். கொஞ்சம் அத பிரிச்சி குடுக்குறோம் அப்பிடின்றப்போ, நமக்கு அதுலருந்து கொஞ்சம் ம மத்த
அ. ஆனா, அதெல்லாம் அவ்ளோ எளிதா நடக்கல. நீ செய்ய வேண்டிய வேலைய இன்னொருதவங்க செஞ்சா, என்ன அப்பிடி அது எப்பிடி பாசமா இருக்குமா! வேதா இருக்குமா! அப்பிடிங்கிற மாரி நெறையலாம் இருக்கும். <chuckles>
அப்பிடிங்களா? ஓஹோ! ஆமா. <chuckles> அது எல்லாருக்கும் அது ஏத்துக்க மனசு வராதுல.
அதுனால நான் நெனச்சேன் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு நம்ம நெனச்சா, நமக்கு வந்து இப்பிடி போட்றாங்களே! பிளாக்கா வருதே என்ன பண்றது? அப்பிடிங்கிற மாதிரி. கொஞ்சம், கொஞ்சமா பேசி அப்புறம் குடும்பத்த இல்ல நானும் இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அப்பிடிங்கிற மாதிரி. முடி சரி பண்ண வேண்டிய இதுதான். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்
<laughs> சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. உங்களோட கணவர் உங்களுக்கு இதில எப்பிடி சப்போர்ட் பண்ணாருங்களா? இல்ல உங்க மாமியார்?
ஆமா. எனக் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னா பொறுப்புகள் இருக்கும்போது நம்ம அதையும் ச பார்க்கணும். அதுதான் நமக்கு எப்பிடி வேலை எவ்ளோ முக்கியங்கிறோமோ! அது மாதிரி குடும்பம் தானே! இவுங்களுக்காக தானே நாம இருக்கோம்.
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.